அதாவது, சிரிப்புன்னு வந்ததை விட ஒரு புரிதலுக்கான ஒரு என்ன ஒரு இது நினைவு இருக்கு எனக்கு. அ அதாவது, எங்கன என்னுடைய தோழி எனக்கு அவ்வளோ புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னு வாழ்க்கையில அன்னைக்கு ஒரு பாடம் படிச்சேன் அப்படிங்கிறத நான் சொல்லலாம். நாங்க அப்ப வந்து 10 வகுப்பு படிச்சிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். அப்ப வந்து கொஞ்சம் அம்மா, அப்பா எல்லாம் வந்து நம்மள லூஸ் விட ஆரம்பிச்சுருவாங்க. உங்களுக்கு தோழிகள் கூட நான் எங்கயாவது போனோமா அப்படின்னு போயிட்டு வரட்டா அப்படின்னு கேட்டோம்னா, அ சம்மதிப்பாங்க. <laughs> "போயிட்டு வாம்மா, பத்திரமா போயிட்டு வாங்க" அப்படின்னு சொன்னாங்க. வந்து நாங்க ஏதோ ஒரு சர்ச்சுக்குதான் போனோம். ஆமா. அப்ப போயிட்டு வரோம்னு சொல்லும்போது, நாங்க 2 பேரும் வந்து அந்த பஸ் புடிச்சுட்டு நாங்க ரெண்டு பேரும் உச்சி வெயிலா இருந்துச்சு அப்போ.
ம். ம். ம். ம். கண்டிப்பா. அனுப்ப மாட்டேங்க. <chuckles> ம், ம், ம். சரி. ம். அய்யய்யோ! அ.
உச்சி வெயிலு போயிட்டு இந்த சர்ச்ல பிரேயர் எல்லாம் முடிச்சுட்டு, திருப்பி வந்து பஸ்ல உட்காரும்போது, கொஞ்சூண்டு தண்ணிதான் அந்த அடியில இருந்துச்சு அதுல குடிக்கிறதுக்கு பாட்டில்ல.
ம். சரி, சரி.
அப்ப நான் என்ன சொன்னேன், அவ பேரு மகாதேவி அந்த பொண்ணு பேரு. நான் சொன்னேன் "மகாதேவி இந்த தண்ணி வந்து நம்ம 2 பேரும் பாதி பாதி குடிச்சிருவோம்" அப்படின்னு. அவளும் சரின்னு ஒத்துக்கிட்டா. ஆனா, நான் இந்த குடிக்கிற வேகத்தை பார்த்து அவ சொன்னா "நீயே அதை குடிச்சிரு எனக்கு வேண்டாம்" அப்படின்னா. அதுவரைக்கும் தான் அதுவரைக்கும் தாகம் தாகம்ன்னு சொல்லிட்டு இருந்த புள்ளை ஏன் இப்படி சொல்றா, நீ குடி உனக்கும் தாகம் இருக்கேடின்னு சொன்ன போது, ஒரு ஆளுடைய தாகமாவது முழமை முழுமையா மாறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ விட்டு கொடுத்ததை நான் வந்து பார்த்து உண்மையிலேயே நெகிழ்ந்த த தருணங்க அது.
ம். ம். அய்யோ, பாவம்! அ. அ. அய்யோ! ஆனா அ, சிறந்த தோழியா இருக்காங்க பாருங்களேன். அவ்வளோ தண்ணி தாகத்துல, தனக்கு இல்லனா கூட பரவாயில்லை தன் தோழி குடிக்கட்டும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல குடுத்துருக்காங்க பாருங்க. யாருமே இந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு நினைப்பு வராது இல்லையா? ம், ம்.
ஆமா. ஆமாங்க, சரியா சொன்னீங்க. ஓ! அந்த மாதிரி எனக்கு வந்து தோழியோடு வந்து மறக்க முடியாத ஒரு தருணம்ன்னு சொன்னா, அந்த உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு தருணமா இருந்துச்சுங்க. புரிதல் கண்ணோட் நட்புல புரிதல் ஏற்பட்ட ஒரு தருணமா இருந்துச்சு அது.
ம். ம். ம்.